ஆமாமா, நானும் வந்து, பார்த்துருக்கேன். என்னோட அண்ணன் கூட வந்து மொபைல் இல் உள்ள போவான். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்து. வரும்பொழுது நானும் பார்ப்பேன். என்னடா என்னடா பண்ற. உக்காந்து ரீல்ஸ் பார்ப்பாங்களாம், கேட்டா. அதுக்கு பக்கி நீ இங்கயே வந்து பார்த்துறலாமே, எதுக்கு நீ அத பாத்ரூமில ஒரு ரூம் மாரி யூஸ் பண்ணீட்டு இருக்குற அப்படின்ட்டு அப்பதான் எனக்கு அந்த இது வருது, அப்படின்னும்போது எனக்கு கோவமா வரும். ஏ இதுங் சொல்லி திருத்தவே முடியாது அப்படின்ட்டு ஒரு கட்டாயம் வந்து வந்துருது. அதுபோல நீங்க எப்படி? அ சொல்லுங்க சொல்லுங்க.
புரிஞ்சதா? <laughs> <laughs> அது, அம் அது ஒரு மனநோய்ங்க. அவங்களுக்கு இருக்கறது. இன்னும் சொல்லப்போனா, அது ஒரு மனநோய். அது இல்லாம, அவங்களால வந்து வாஷ் ரூம் போ முடியல, அப்படின்னு சொல்றது உண்மயிலே. என்னுடைய வீட்டுக்காரருக்கும் இருக்குது. ஒரு மனநோயா இருக்குது அது. அது என்னன்னா வந்து அதில, அவங்க மனசு அதில திசை திருப்பிவிட்டு, அவங்க வந்து அந்த வாஷ்ரூம யூஸ் பண்றாங்க!
நிச்சயமா நிச்சயமா! ஏன்னா வந்து நம்மளால வந்து மொதல்லா வந்து அது போல இல்ல. ஏன்னா, நம்மளால வந்து எப்படி இருந்தாலும் இருக்க முடியும்! அந்த காலைல எழுந்து ஃபோன் பார்த்துட்டா இருந்தோம் கால் முதல்லாம்? இல்ல. இது எல்லாமே நம்மளையே ஏற்படுத்திக்கிற ஒரு பழக்கம் தான். அதும் நேரம், காலம்.
ம். ஆமா. நம்மலாம் வந்து அந்த அ அந்த நேரம் கெடச்சிச்சினா அதுக்குள்ள போய்ட்டு வரலன்னா, அதுக்கப்புறம் போ முடியாது. அந்த மாரி பிரச்சனை இருந்துச்சு அப்போ.
ஆமா. நிச்சயமா நிச்சயமா. இப்பலாம் வந்து ஒரு நேரம் காலம்டே இல்ல. எந்த நேரமும் வந்து, கைல வந்து, அது வந்து, ஒரு மனைவி கணவன் மேரி வந்து அவங்க கைக்குள்ளயே வச்சிட்டு சுத்திட்டே இருக்கிறாங்க! எங்க போனாலும். அது <laughs>
<laughs> <chuckles> அ சரியா சொன்னீங்க. அத என்ன பண்ணணும்னா வந்து, அ காலை எழுந்த உடனே வந்து, ஃபோன பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூல வீட்டுல கொண்டு வந்துட்ணும்.